அ ஒரு 80, 80 பே
அதாது அவங்களுக்கு அந்த ச அந்த அ சாயிசே குடுக்கமாட்டாங்க. எ உனக்கு வேணுமா? உனக்கு வேண்டாமா? இது பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? எப்டி இருக்கணும்? உயர்வா இருக்கணுமா? கோ அ.
ஆமா. எல்லாரு குடும்பத்துலயு அப்டி பாத்தீங்கன்னா? 7 இப்ப என்னோட அம்மா கூடப் பிறந்தது பாத்தீங்கன்னா 5மே அக்காக தான். அவங்களுக்கு அக்கா தான். அக்கா, அ 1 தங்கச்சி. அ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க எங்க தாத்தா வந்து யார ஒருத்தர பாத்துட்டு வறார். இவன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவ்ளோதான், அவரு எப் அவரு என்ன வருமான எடுக்குறாரு எப்டி எடுக்
பிரியம்மா மாரு, சரி. ம், ம், ஆனா இது அத்தனை குடும்பங்கலூ இன்னைக்கு நல்லாதான் போய்க்கிட்டுருக்கு, இல்ல.
ஆமா. வாழ்க்க நல்லா தான் போய்டுருந்தது. ஆனா என்னன்னா சில நேரங்கள்ல வந்து அப்ப வந்து இந்தத் தீர விசாரிக்கிறதுங்கறது சில நேரம் நடக்காது. அதாது, அ அப்போ வந்து என்னன்னா, சில நேரத்துல வந்து குடும்பத்தோட இத மட்டும் பாப்பாங்க. மாப்பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் இருக்கா, நல்ல பழக்கம் இருக்கான்னு கூடச் சில நேரங்கள்ல பாக்கமாட்டாங்க.
ம், ம்ஹம். ம், ஆ. அ அந்த அதாது அந்த பாரம்பரியம்.
அதாது சில இடங்கள்ல அந்த மாரி தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
தவறு. அந்தப் பாரம்பரியத்துல அவங்க அந்தஸ்துல அவங்க மரபுல நமக்கு இணையா ஒத்து உயர்வுல இருந்தாங்கன்னா, அது போதுன்ற அளவுலயே அவங்க தீர்மாணிச்சிறாங்க. அ மற்றபடி குணாதிசயம், பழக்கவழக்கோ என்ன இருக்கு, அவன் காப்பாத்துவானா? அதைக் குறிச்சுதானே கவல அவங்களுக்கு இருக்காது. இல்லாம கௌரவத்துக்காக. அப்டிதானே?
அது போதும். ஆமா, ஆமா. அந்த மாரி இருக்கு. இல்ல அது போக என்னன்னா, சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு பைய வந்து கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப தராதரங்கட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லா பாத்திங் இந்த மைனர்கள்னு சொல்லிட்டு அ குடிக்கற பழக்கம் அந்த மாரிப் பழக்கலா இருந்ததுன்னா, அப்ப என்ன நெனைப்பாங்கனா? கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிருங்கற ஒரு எண்ணங்கள்லா அப்ப அதிகமா இருந்தது.
ம்ஹம். ஆமா, அதனாலே சரியா போய்ருன்டு அதக் கொண்டு வந்து கட்டி வைப்பாங்க.
<chuckles> ஆமா. ஆனா அந்த மாரிப் பழக்கங்கள் அப்டிலா சரியாகாது. ஒருத்தருக்கு உண்மையிலேயே வந்து நா என்னோட வாழ்க்கைல முதல்ல கத்துக்கிட்டது என்னன்னா, ஒருத்தங்க "நோனு" சொன்ன "நோ" தான். இல்லன்னு சொன்னா இல்லங்கறத நம்ம எடுத்துக்கணு. நம்ம போய் யாரையும் மாத்த முடியாதுங்கறத நா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆமா. ஆஹா.

எதனால அப்படீன்னா வந்து, நாளைக்கு பொண்ணோ, பையனோ குடுக்குறோம் அப்படீங்கிற பட்சத்துல, ஒரு பிரச்சனன்னா கூடக் கேட்கும்போது நமக்கு அதுக்கான அளவுக்கு சமமான தகுதியில இருக்கவங்க கிட்ட தான் நாம் நம்ம பிரச்சனைகள் அவங்களுக்கு புரியும். அவுங்க நம்ம சொல்றதோட கருத்துக்களையும் அவுங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப நமக்கு ஆமா. அதனால அத முக்கியமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதி, மதம் வந்து கண்டிப்பா பாப்பாங்க.
ம். நிச்சயம். எதார்த்தம். ஆமா. ம்ஹ்ம்.
எ எ எதனால அப்படீன்னா, ஜாதி மதம்ங்கிறது வந்து இன்னைக்கு சமூகம் நம்ம ஒரு நம்ம நம்ம வந்து ஒரு சமூக விலங்குதான், மனிதன் பார்த்தாலுமே.
ஆமா. சரியா சொன்னீங்க. ஆமா.
படிக்கும்போது அ படிக்கும்போது அததான் சொல்லித் தறாங்க. நம்ம வந்து
அதாவது இ இது இருக்கற வரைக்கும். ஆமா, இது இருக்கற வரைக்கும். அதாவது என்ன சொல்றது? இந்த ஜாதி, மத, பேதமைகள், பிரிவினைகள் இதுதான். இல்லையா?
அதாவது நா வந்து அத ஒரு வெறி கொண்டு பார்க்கணும்ங்கிறதுக்காக அவங்க சொல்றதில்ல. இப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு அ பழக்கமுறை, வாழ்க்கை முறை எல்லாமே இருக்கும். அத வந்து ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஜாதிக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். இன்னொரு ஜாதிக்கு இன்னொரு வாழ்க்கை முறை இருக்கும். அவங்களோட பழக்கவழக்கங்கள் வேற மாரி இருக்கும்.
ஆஹா. ம்ஹ்ம். இப்ப அந்த 2 வாழ்க்கை முறையும் ஒரே மாரி இணைந்து நேர்கோட்ல போனா நல்லா இருக்கும்ன்றனால அத தேர்ந்தெடுத்துருக்காங்களா?
கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம வேற வேற ஜாதியிலிருந்து நம்ம கல்யாணம் முடிச்சோம்ன்னா, அத வந்து அதுல வ கல் ஏன்னா கல்யாணம்ங்கறது அந்த ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கெடையாது. நெறைய பேரு என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த காதல் திருமணம் பண்றாங்க, உடனே கல்யாணம் பண்ணுறவங்கல்லாம் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அ இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது.
ம்ஹ்ம். அது முடிஞ்சுர்ற விஷயம் கெடையாது. ஆமா, காலகாலமா. ம்ஹ்ம். கரெக்ட்டு, ம்.
அதனால ஒரு குடும்பமா பண்ணும்போது என்னாகும்ன்னா, நாளைக்கு வந்து ஒரு குடும்பமா வளர்ந்துருப்பாங்க. அவங்களோட அக்கா, தம்பி இவங்கல்லாம் வேற ஒரு எடத்துல சரியா முடிக்கும்போது, ஒரு சபையில போய் நிக்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே வந்து நிக்கும், எப்பயுமே. தொடக்கத்துலருந்து கடைசி வரைக்கும்.
ம்ஹ்ம். ஆமா.
அது அதுவும் மதம் மாறி கல்யாணம் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களோட ஐடன்டிட்டியே மாறிரும். உதாரணத்துக்கு இப்ப சில பேரு நானே பாத்திருக்கேன். எனக்குத் தெரிஞ்ச ஒரு பையன். பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்தவம் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த பொண்ணு. அவரு ஒரு கிறிஸ்தவர கா காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்தப் பொண்ணு வந்து பிறந்த 2 குழந்தையுயே வந்து கிறிஸ்துவ மதத்துல தான் பேர மாத்தி இருக்காங்க.
ஆமா. ம்ஹ்ம். சரி.

ஆமா. அது நெறைய பேர் அது எப்டி எதிர்பார்க்கிறாங்கனு தெரில. இப்போ ஒரு மணப்பெண்ணோட அம்மா வந்து இந்த மாரி எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. ஆனா, அவங்க வீட்டுல வர்ற பையனுக்கு மட்டும் அ வேற மாதிரியான வரக்கூடிய பெண்ணு தான் வீட்ட மட்டும்தான் பத்தி யோசிக்கணும்னு எண்ணம் வச்சா, அது எப்டி நடக்கும்?
ம். அத அதான் நம்ம ஜோக்ல வடிவேல் சொல்லுவாரு, "உனக்கு வந்தா இரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சா சட்னியான்ற" மாரி. அந்த கதைதான் இது. அ.
<chuckles> தக்காளி சட்னியா, அந்த மாரிதான். அதாவது எ நம்ம எண்ணம் என்னவோ அதுபோலதான் வாழ்க்கன்பாங்க. அ நம்ம என்னதான் நல்லது யோசிச்சாலும் நமக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ அத நெனைச்சுட்டு, அதனாலயே நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்தில எப்பயுமே விட்டுக்குடுக்க மாட்டேன். அது அத வச்சு நெறைய சண்டை சச்சரவுகளோ வந்தா வந்துட்டு போது. அ நம்ம வந்து சமநிலையில இருந்தா தான் வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நறைய வீட்ல என்னன்னா இப்ப வந்து சண்டைகள் இல்லாம நெறைய வீடுகள் நகரத்தில ஓட்டுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க முற்றிலும் வந்து அடங்கிப் போயிருவாங்க அப்டியே.
அ. சிறப்பு, ம். அ, ஆமா. ம்ஹ்ம். ஆ விட்டுக்குடுத்துருவாங்க, முற்றிலுமா விட்டுக்குடுத்து போயிருவாங்க.
விட்டுக்குடுக்கிறது கூட கிடையாது. அடங்கிறது. விட்டுக்குடுக்கிறதுங்கிறது என்னன்னா வந்து ஆமா. விட்டுக்குடுக்கிறது என்னன்னா, வந்து நம்ம ஒரு ஏதாவது
அடங்கி அடங்கி போ அ, ஆமா விட்டுக்குடுக்கிறதுன்றது ஒரு விட்டுக்குடுக்கிறதுன்றது அது, ஒரு தியாகம். ஆனா, அடங்கிப்போகுறதுன்றது ஒரு அடிமைத்தனம். சரியா? விளக்கம்.
ஆமா. ஆமா, நம்ம வந்து எ நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. எனக்கே தெரிந்த என்னோட ஒரு ஒரு ஆ ஒரு நெருங்கிய உறவினர் என்ன சொல்றாருன்னா அவங்க மனைவி வந்து ரொம்ப கோபப்படுறவங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நான் வந்து அத கர்மான்னு நெனைச்சுட்டு நான் பாட்டுக்கு அத கண்டுக்கிடாம விட்டுட்டேன்" அப்டிம்பாரு.
ம்ஹ்ம். ஆ என்ன கருமமோ தெரியல.
நான் அதான் சொல்வேன், கர்மாங்கிறது வந்து நீங்க வந்து எதர்ச்சியா நடக்குற விஷயம், எப்பயாவது எதிர்பாராமல் நடக்குற விஷயங்கள்தான் கர்மா. ஒரு மு முப்பத்தைந்து வயது பெண் தெரியாம பேச மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு அறிவு எல்லாம் இருக்குல. அ அதாவது
ஆமா, ஆமா, ஒ ஒ ஆமா, இருக்காது. அதேபோல ஒவ்வொரு நாளும் நீங்க அடங்கிப்போகுறதே கருமான்னு சொல்லி சமாளிச்சுட்டு, ஒதுக்கி வச்சுட்டா அது நம்ம இயலாமையை வெளிப்படுத்தும். உண்மைதான், ம்.
உண்மதான். அதனாலே பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இத எதுனால மாமனார், மாமியார் வீட்டுக்கு வந்தா முகத்த தூக்கி வச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாரி பிரச்சனைகள் நாலாதான்.

ஆமா. ஆனா, அதே நேரத்துல நல்ல விஷயங்கள், அப்ப எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து இந்த கு குடும்பத்துக்குள்ளேயே, சில இடங்கள்ல கல்யாணம் முடிப்பாங்க. குடும்பம்ன்னா, தூரத்து உறவினர்களுக்குள்ள நெறைய கல்யாணம் நடக்கத்தான் செஞ்சது. அ, ஒரு கூட்டுக்குடும்பமா இருந்தாங்க. குடும்பத்தோட வேல்யூஸ் அப்போ நெறைய பாப்பாங்க. அதாவது அப்பா, அம்மா வந்து எப்பிடி? அவுங்க குடும்பம் எப்படி ப ஆ, சந்தோஷமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? ரொம்ப வருஷம் ஒ பெரிய குடும்பமா? பெரிய குடும்பங்கிறது சில நேரம் பணம் கூட கிடையாது. நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பமா பார்ப்பாங்க. இப்ப வந்து, பாத்
ஆ. ஆமா. ம். ம். சரி. அ, இந்த இடத்துல இந்த பாரம்பரியம் அப்பிடின்ற திருமண காரியத்துல நான் கேக்குறேன். பாரம்பரியம்ன்னு என்னென்னமோ இருக்கு. இந்த திருமண விஷயத்துல, இந்த பாரம்பரியம் அப்பிடின்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? இது இந்த திருமண விஷயத்தைத் தொடர்புபடுத்தி, இ இது எதெல்லாம் அடங்கும்? அந்த அந்த திருமண எதிர்பார்ப்புகள.
ம்ஹ்ம். திருமண விஷயத்துல தொடர்பு படுத்தினா, உதாரணத்துக்கு வந்து, அந்த வீட்ல வந்து, அண்ணன், தம்பிகள் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரும் ஒன்னா வந்து ஆ, ஒரே குடு ஒரே குடும்பத்துல கூட்டுக்குடும்பமா இருப்பாங்க. இல்ல கொஞ்சம் தனியா இருந்தாக்கூட ஒரு பெரிய சண்டைகள், சச்சரவுகள் இல்லாம வாழ்க்கை இயல்பா போகும். அந்தக் குடும்பத்துல வந்து அதிக சத்தம், சண்டை சச்சரவு வராம இருக்கும்.
ம், அது. ஆ. அது ஒ ஆமா. அது ஒண்ணு. அது ஒரு எதிர்பார்ப்பு. அத பாரம்பரிய குடும்போம்.
இன்னொன்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க ஒரு கண்ணியமான வேலையில இருப்பாங்க. பெரிய வேலைகள்ல இருப்பாங்க. அ, அ, உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க வேலையோ! அப்ப, அரசாங்க வேலையோ! இல்லாட்டின்னா ஊர்ல ஒரு பெரிய பதவியிலயோ! இந்தமாரி இருக்கும்போது அந்தக் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதைங்கிறது இருக்கும். தனியான ஒரு வீட்லே பாத்தீங்கன்னா. இப்ப உதாரணத்துக்கு சில ஊர்கள பாத்தீங்கன்னா, "இந்த ஊர் தலக்கட்டு" அப்பிடிம்பாங்க
ஓ! ஆமா. ஆஹா! அ, நிச்சியமா, ஆ, நிச்சியமாக. கண்டிப்பா. ஆமா. தலைக்கட்டு, நாட்டாம
அவன் நாட்டாம, இந்த மாரி ஆளுக எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க.
பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி தலைவர். அ, அதெல்லாம் அந்த பார அந்த குடும்பத்துக்கே உண்டான அந்த பாரம்பரியம். அப்ப அப்படிப்பட்ட குடும்பத்தோட நம்ம தொடர்பு வெச்சுகிட்டோம்ன்னா.
ஆமா, ஆமா. எல்லா கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, அவுங்க ரொம்ப மெனக்கெட்டு அவுங்க குடும்பத்தினரே எடுத்து செஞ்சுகிட்டு இருப்பாங்க.
செய்யிறவங்களா இருப்பாங்க. தொண்டுகள் செய்றவங்களா இருப்பாங்க, கிராமத்துல. அந்த மாரி விஷயங்கள். ஆ, சரி.
ஆமா. ஆமா. பணம் சார்ந்து இல்லாம, மரியாத சார்ந்த விஷயங்கள வந்து அவுங்க பாக்கிறத எடுத் எடுத்து சொல்லுவாங்க.
ஆ, குணமும், மரியாதையும் சார்ந்த விஷயம் இல்ல. இது. ம், ம்.
ஆமா. அதுபோக, முக்கியமா என்னன்னா, அப்ப வந்து உங்களுக்கு அ, அ, இப் இப்ப அந்த நேரத்துல உள்ள குழந்தைகளுக்கும் இப்பயும் நெறைய என்ன மாரி இருக்குன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நே அ சில குடும்பங்கள்ல என்னன்னா, கல்யாணம் முடிச்ச உடனே தனியா போயிருவாங்களான்னு கேள்விகள் வருது, ஆ. ஆமா. நெறையவே தொடக் ஓப்பன்ல இது நேரடியா கேக்குறாங்க. அந்த மாரியான கேள்விகள் இருக்கு. அ, இ
உடனே வருது. ஆமா. ஆமா. இருக்கத்தான் செய்து, அது அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். உண்மையிலே! இல்ல.
ஆமா.

ஆமா. கண்டிப்பாக. ஆனா, இந்த விஷயத்துல சில நேரங்கள்ல நமக் இந்தப்ப கொழந்தைகளோட தாய்மார்களே அதை இந்தக் கேள்விகளைக் கேட் கேட்கக் கூடியதான சூழ்நிலை இன்னிக்கு வளந்திருச்சுதானே. கூட்டுக்குடும்பமா இருக்கலான்னு
அந்த மாரி எதிர்பார்ப்புகள் இப்ப இருக்கு. இப்ப 2வது வந்து, ஆ இதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னா, இப்ப வந்து அப்ப வந்து வீட்ல வந்து 5, 6 குழந்தைகள் இருந்தாங்க. 7, 8 குழந்தைகள் இருக்கிற பட்சத்துல என்னனா, எப்படியாது கல்யாணம் முடிச்சு கு குடுத்தா போதுங்ற ஒரு எண்ணம் இருந்தது.
குடுத்தா போதும். அவங்க போய் அங்க அடாப்ட் ஆயிக்குவாங்க. அந்தத் தழுவல்ல மாறிடுவாங்க அப்படின்னு, ம்.
அதுவும் அப்பவலாம் பாத்தீங்கன்னா, 21 வயதுங்கிறதே அதிகபட்ச வயது. 21 வயதுக்குள்ள கல்யாணம் முடிச்சு குடுத்துருவாங்க, அதிகபட்சமா. இப்ப வந்து 21 பெண்களுக்குப் பாத்தீங்கன்னா, 27 வரைக்கும் இழுத்துட்டு போறாங்க, சர்வ சாதாரணமா.
ஆமா, ஆமாம். ஆமா. அது எதார்த்தமா அமைஞ்சு போச்சு இப்ப.
ஆமா. 2வது இப்ப வீட்ல பாத்தீங்கன்னா 1 குழந்தை, அதிகபட்சம் 2 குழந்தை அவ்வளவுதான் இருக்குங்கறதுனால, அவங்க வந்து ரொம்ப வந்து பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக் கூடாது. கஷ்டப்படக் கூடாதுங்கறதுக்கும், அ ரொம்ப இந்த ஓவர் ப்ரோடக்ஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு.
ம். சரி. அ எ எ எ அத எப்டி வித்தியாசப்படுத்தி காட் அதை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டலாம்? அதாது எனக்கு இது கொஞ்சம் புரிதல் வேண்டும்.
அதனாலயே நெறைய குடும்பங்கள்ல சண்டைகள் வருது. இப்ப கஷ்டப்படக் கூடாதுங்கறது என்னன்னா வந்து, நம்ம வந்து நம்ம குழந்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மருமகன் வந்து, நல்ல குணம் இருக்கணும், அவர் வந்து நல்ல ஓரளவு நல்லா படிச்சிருக்கணும், ஒரு குடும்பத்த நடத்துற அளவுக்குச் சம்பாத்தியம் இருக்கணும், கடன் எதுவும் பெரிய இருக் பெருசா இருக்கக் கூடாது அப்படின்னு நெனைக்கறது வந்து ஒரு நல்ல நல்ல நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. அதே நேரத்துல வந்து என் பொ பொண்ணு வந்து வேல அதிகமா இருக்கக் கூடாது, இல்ல அவரு வந்து அவருக்கு கீழ ஒரு குடு குடும்பத்துக்கு அவர் செலவு அதிகமா செய்யக் கூடாது. அ அவர் குடும்பமா வந்து யாரையும் பாக்கக் கூடாது. ஆனா வந்து தன்னோட குடும்பத்துல இருக்கவங்கள பெருசா பாக்கணும் அப்படின்னு நெனைக்கறது, வந்து தான் ஓவர் ப்ரோடக்ஷன்.
ம். ஆமா. நியாயம். அ. ஆமா. நியாயமான எதிர்பார்ப்பு. அ, அது சரி. கெ கூடாது. மாமியார் வந்து அவங்கள வேல வாங்க அ. அது. அவ் அது அதோட அர்த்தம் அதான் இல்லையா? ஆமா. அதாது தன்னிச்சையாக, சுயநலமாக, தன் காரியத்தில மாத்ரம் ஒரு ஒரு தீர்வுகள், தீர்மானங்கள். அ அடுத்தவங்க காரியத்துல அவங்க எதிர் எதிர் எதிர் பாலினத்துல இருக்கறவங்கள காரியத்துல அதை குறிச்சு கவலைப்படாத ஒரு தன்மை.